அப்போ ஒரு ஒரு ஸ்டோன் பெஞ்சுக்கும் குறிப்பிட்ட எடவு அளவு கேப் இருக்கும். அ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஒரு ஒரு ஸ்டோன் பெஞ்சுக்கு 2 பேர் அந்த மாரி தான் உட்காந்துருப்போம், உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ ஒரு வரிசையா ஒரு 10 ஸ்டோன் பெஞ்ச் இருக்கு, ஒரு 20 பேர் கிட்ட உட்காந்து சாப்பிடுறோம். ஆ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் பூரி கொண்டு போயிருந்தேங்க, இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு பூரியை பாத்ததும்
ம். சரிங்க. சரி. சரி, சரி. ம்.
வந்து டிஃபின் பாக்ஸ பிடுங்கிட்டு ஓடிட்டாங்க. ஓ! அவ பின்னாடி ஓடின நினைவு அந்த ஸ்டோன் பெஞ்ச்க்கு போனோனே எனக்கு வந்தது. ஓடுறேன், ஓடுறேன் லஞ்ச் பிரேக் முடியிற வரைக்கும், அவ பின்னாடி தாங்க ஓடிட்டு இருந்தேன். <chuckles> அந்த ஓடினதிலே இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, ஓட ஓட அப்படியே சாப்பிட்டுருக்கு, டிஃபன் பாக்ஸ்ஸ வெறும் டிஃபின் பாக்ஸ கொடுக்குது. <chuckles>
<laughs> <laughs> <chuckles> <laughs> அன்னைக்கு பட்னி தானே அப்ப கடைசில? <laughs>
ஆமாங்க அழுதுட்டேன் எனக்கு, அந்த அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு அப்படி தெரியாதுல்ல. ஆ.
இல்ல. ஆ இல்ல தெரியாது, இன்னொன்னு என்னனா பூரி வந்து இன்னைக்குமே நமக்கு ஹோட்டல் போனோனா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பூரிய வேண்டானு சொல்வோம். இல்லனா நமக்கு பெரும்பாலும் பூரி சாப்பிடனு தான் மனசு அதை நோக்கி தான் போகும் அந்த இதில.
<chuckles> ஆமாங்க. அதுவும் எங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிழங்கு வந்துட்டு தனியா வைக்க மாட்டாங்க, ஒவ்வொரு பூரிக்கு மேல வச்சு, வச்சு, வச்சு நல்லா ஊற வச்சுருவாங்க, அப்போ அது எத்தனை பூ <chuckles>
அடடடா! நீங்க வேற ஆசையைக் கிளப்புறீங்களே, திரும்ப சாப்புணும். <laughs>
ஆமாங்க. அந்த பிள்ளை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு என்னை ரொம்ப அழுக வச்சுடுச்சு. நானும் எவ்வளோ ஒரு 10 ரவுண்ட் கிரவுண்ட, இப்பெல்லாம் பனிஷ்மென்ட் கூட அடிச்சிருக்க மாட்டோங்க, இந்த இத்தனை ரவுண்டு அடிச்சிருக்க மாட்டோம் கிரவுண்ட, அந்த மாரி ஒரு 10 ப 10 ரவுண்டு அடிச்சிருப்பேன், 10 பூரியும் முடிச்சுட்டானா பாருங்களேன், அவ ஒரே ஆளே.
ம். ம். <chuckles> ஆ அவங்க வந்து ரொம்ப வித்தக்காரங்களா இருக்காங்க. ரன்னிங் பிளஸ் ஈட்டிங் அப்படினா உண்மையிலேயே பயங்கர ஸ்கில், 2 ஒரே நேரத்தில பண்ணியிருக்காங்க அந்த இடத்தில, உண்மையிலேயே பாராட்டு.
<chuckles> ஆமாங்க. பண்ணி முடிச்சிட்டா ஆஹமா, அதுலருந்து பூரியே கொண்டு போமாட்டேங்க, ஸ்கூலுக்கு. அந்த சம்பவத்திலிருந்து பூரிய நான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போறதே வெறுத்துட்டேன். ஆனா,
<chuckles> ஆமா. இப்படி எடுத்து சாப்பிட்டா என்ன தோனும், என்ன பண்ணுறது நீங்களும்? ம்.
ஆமாங்க. ஒரு யாருக்குமே கொடுக்கலங்க, எல்லாருமே சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாளுங்க, "ஏன்டி, எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், நீ மட்டும் எப்படி இவ்வளோத்தையும் திம்ப," அப்படின்ற மாரி. அப்புறம் அவ டிஃபின் பாக்ஸ கொண்டு வந்து கொடுக்குறா, சாம்பார் சோத்த போய், "ஓடிரு, எனக்கு சோறு வேணாம், ஒண்ணும் வேணா ஓடிரு." ஆமா. அந்த மாரி கொண்டு வந்து குடுக்குறா அவ அது மறக்க முடியாத சம்பவம் அந்த ஸ்டோன் பெஞ்சில வச்சு இவ பண்ணிவிட்ட வேல, சாப்பாடு விஷயத்தில.
ம். <laughs> மனுஷன் சாப்பிடுவானா இத, அங்கிட்டு போ அப்பிடின்னுடீங்களா நீங்க. ம்.

உங்க தொல்லை தாங்காம, அவுங்களே அத அடைச்சு விட்டாய்ங்க, அந்த எடத்தில. இல்லையா?
<laughs> ஆமா. இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நாங்க முன்னாடி போய் உட்காந்துப்போம், "சரி. லாஸ்ட் பெஞ்ச்ல உள்ளவங்கலாம், முன்னாடி வந்து உட்காருங்க." அப்படிம்பாங்க. இதுக்காகவே முன்னாடி போய் உட்காந்தோம்னா, முன்னாடி 2 கேட் இருக்கும். இங்கிட்டு ஒரு வாசல், அங்கிட்டு ஒரு வாசல். இங்கிட்டு பார்த்தா கிரவுண்டு. நல்லா வேடிக்கை பார்ப்போம். இங்கிட்டு பார்த்தா கிளாஸ் ரூம். அதையும் நல்லா வேடிக்கை பார்ப்போம். அப்போ வேடிக்கை பார்க்கறதுக்காகவே முன்
ம். ம். அப்ப நீங்க வந்து படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பண்ணியிருக்கீங்க, பள்ளிக்கூடத்தில. இல்லைங்களா?
ஆமாங்க. அதுவும் அதுவும் தூங்கி தூங்கி விழுவோமா, அதுக்காகவே எங்க மேம் என்ன பண்ணும்னா, "எந்திரி! லாஸ்ட் பெஞ்ச் கீழ வந்து உட்காருங்க." அப்படின்றுவாங்க. நான் வேற ஹைட்டா இருப்போமா, அப்படிங்கும்போது எல்லாருமே லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்துட்டு அ அப்பவும் ஆமாங்க. தெளிவா சொல்லிருவாங்க. நாங்க தூங்குறத பார்த்துட்டே சொல்லிருவாங்க. எப்பயுமே ஒரு மேம்லாம் பார்த்தீங்கன்னா, என்னைய அது காலுக்கு அடியிலேயே தான் உட்கார வச்சிருக்கும். எனக்கு கடுப்பா வரும்.
ம். சரி. சரி. ம். நிக இது இது ஒரு பழக்கம் இருந்ததில. யாராவது ரொம்ப தூங்கினோம்ன்னா, கூட்டிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு, "இங்க உட்கார்ந்துக்கோ!" அப்படின்னு கொடுமை பண்ணுவாய்ங்கே, போட்டு நம்மள.
ஆமா. உட்கா அது உக்கார வைக்கிறது மட்டுமாங்க. திடீர்னு எது எடையில ஏதாவது பண்ணிட்டு இருக்கும். "இந்த வந்து இந்த ஃபார்முலாவ எழுது!" அப்படிங்கும். "ஐயயோ! என்ன என்ன ஃபார்முலா எழுத சொல்லுதுன்னு தெரிலையே!"
<laughs> நமக்கு அல்லு இருக்காது. "எதம்மா கேட்கிறே! நான் தான் கவனிக்கவே இல்லையே." ஏன்னா நாம வந்து அந்த நம்மளோட சொந்த உலகத்தில, நம்ம பாட்டுக்கு இமாஜின்ல இருப்போம், அந்த இதில.
ஆமாங்க. நான் என்ன நெனைப்பேன், "சரி. இதான், கீழே தான் கூட்டிட்டு வந்து உட்காரவச்சிருச்சுல, நம்மள கவனிக்காது." அப்படின்ற மாதிரி, நான் பப்பபேன்னு வேடிக்க பார்த்துட்டிருப்பேன். இல்ல
ம். நல்லா அடி வாங்குவேன் நான்லாம், அந்த மாரிதேன். உங்ககிட்ட பயங்கரமா. ஆமா.
அப்படியா! அடிக்க மாட்டாங்க இவுங்க. ஆனா வந்து அ காதை திருகுவாங்க. இன்னொன்னு வந்து நல்லா கிள்ளுவாங்க. நல் திருகுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருகி திருகி வைப்பாங்க. கையிலனாலும் சரி
ம். ஆ, ஆ. அது ஒ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. எங்க தமிழண்ணை இருப்பாங்க. அவங்களுக்கு பழக்கம் என்னன்னா, காதத் திருகுறது. கணக்காசிரியைக்கு பேரு வந்து ஸ்கேல் வச்சு கு சின்னதா அடிக்கிறது. "அதுக்கு எதுக்கும்மா நீ அடிக்கிற? வலிக்கவே இல்லைம்மா. எங்க அப்பா அடிக்கிற அடியில நீ பார்த்திருக்கிறாயா?" அப்படிங்கிறமாரி.
<laughs> .ஆ.

புரியிது, ம்.
அந்த மாதிரி போயிட்டு சரி நேத்துதான் வரல இன்னிக்காவது வந்து எல்லாரும் ஒண்ணு ஒன்னா வந்துருவோம். ஆ ஏன்னா வந்து அடுத்து வந்து ஒருத்தி வந்து வேற ஊர் போற மாரி இருந்துச்சு. ஸோ, அதனால நாங்க 4 பேரும் அன்னைக்கு ஒன்னா வந்துடணும் அப்டின்னு சொல்ட்டு. அன்னைக்கு போயிட்டு எங்க ஸ்கூல்ல நாங்க பண்ண ரகள இருக்கே.
ம். <chuckles>
இங்கே எல்லா இடத்தையும். ஒ ஏன்னா அது வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டண ஸ்கூலு அப்டிங்கும்போது அது ரொம்ப பழமையா இருக்கும். ஆமா, ஒரு படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வுட்டு ஸ்டெப்ஸில டப, டப, டபடபன்னு சத்தம் கேட்கும் நாங்க மேலருந்து ஓடி வந்தோம்னா, அதெல்லாம் கூட மாத்தாம <chuckles> வச்சுருந்தாங்க. அப்போ அத போய் விளையாண்டுட்டு இருந்தோம் மேல ஏறிட்டு டபடபடபன்னு ஓடி வரதா இருக்கட்டும் <chuckles> அப்புறம் இன்னொனு பார்த்தீங்கன்னா
ம். பழைய ஸ்கூல் இல்லைங்களா? சரி ஸ் ம். சரி, சரி. பரவால்ல, ம். ஒரே சின்ன குழந்தைக மாரி மறுபடியும் என்ஜாய் பண்ண போயிட்டீங்க இல்லைங்களா? அந்த இடத்துல.
ஆமாங்க. அது என்னென்ன ஸ்கூல் டேஸில பண்ணோமோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்த மாரி அ நெறிய பண்ணிட்டுருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு, ஒரு கிளா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லாம் அந்த 10 த்து டென்த் செக்ஷன் ஃபுல்லாவே எப்டி இருக்கும்னா, ஒரு சைட் போயிட்டு இன்னொரு சைடு வர மாதிரி இருக்கும். 1 கிளாஸ் ரூமுக்கு 4 டோர் வச்சிருப்பாங்க.
ம். சரி. ஆ, பெ அந்த பெரிய பழைய ஸ்கூல்ல மட்டும் தான் அந்த மாரி அமைப்புல்லாம் இல்லைங்களா, 4 பக்கம் இருந்து வெளிய மாரி இன்னைக்கு கட்ற ஸ்கூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோ இப்போ இந்த மாட்டு பெட்டியல அடிக்கிற மாரி ஒண்ணுலேயே போய் ஒண்ணுலேயே வெளியே கொண்டு வருவாங்க எல்லாரையும்.
ஆமாமா. <laughs> ஆமாங்க. ஒரு சில நேரம்லாம் மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி கூடி ஓடின நினைவு நினைவுலாம் இருக்கு. <chuckles> அப்டியே குனிஞ்சுகிட்டே போவோம் அந்த மாதிரி ஒரு தடவ போய் பிரின்சிபல்ட்ட மாட்டுனனாலையும் இருக்கு. அடிலயே குனிஞ்சுகிட்டே வந்து கதவுல இருந்து வெளிய வரணும்னு நெனைச்சோன்னா, இங்கே பார்த்தா இந்த அம்மா நிப்பாங்க ஐயயோ! <laughs>
<laughs> ஆமாமா, அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவோம். ம். புரிது. <laughs> நல்லா எங்கேயோ இருந்து தப்பிச்சு எதிலேயோ வசமா மாட்டுன 2 பக்கமும் உண்டகப்படி வாங்குவோம். அந்த
ஆமாங்க. நல்லா விழும் அப்புறம் மேமுக்கும் சேர்த்து திட்டுங்க என்ன பார்க்குறீங்க கிளாஸ்லருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க அப்டின்ற மாரி அப்புறம் ஒரு கட்டத்தில என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்வெல் முடிஞ்சோனே அந்த பின்னாடி உள்ள 2 கேட் 2 டோர வந்து குளோஸ் பண்ணி வுட்டுருவாய்ங்கே. <chuckles>
சரி.

நாங்க சிறந்த நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, "எனக்கு இருந்தது வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள் தான்," ஒரு பள்ளியில பள்ளி பருவத்தில எடுத்துட்டாலுமே ஒரு 4 பேர் தான் வந்து, நாங்க 4 பேர் அப்படிங்கிற மாதிரிதான் இருப்போம். அதே மாதிரி ஒரு கல்லூரின்னு எடுத்துக்கிட்டா கூட நாங்க ஒரு 3 பேர் அந்த மாரி தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த சர்க்கிள வந்து இப்போ வரை மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஏனா, வந்து நமக்கு ரொம்ப சின்ன சர்க்கிள் ன்றதுனால நம்மளால இவ்வளோ தூரம் மெயின்டெயின் பண்ண முடியாது.
சரிங்க. ம். ஆ அது நல்ல விஷயம். சிலர் பார்த்தீங்கனா நெறைய வச்சுப்பாங்க. அப்புறம் எல்லாருமே காணாம போய்ருவாங்க. சின்ன சர்க்கிள்னா ஒரு 4 பேர், 5 பேர் தான் நாம தொடர்ந்து தொடர்பில இருக்க முடியும். நமக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது இல்லைங்களா? அந்த இதில.
ஆமா. <chuckles> ஆமா, கண்டிப்பா. அதனால என்ன பண்ணுவோம்னா, எப்போ வந்து எல்லாருமே சொந்த ஊர் மதுரைக்கு போயிட்டோம் அப்படினா, ஏதாவது ஒரு மீட்டிங் வெக்காம விடவே மாட்டோம். பிளான் பண்ணி எல்லாரும் எங்கேயாவது போயிட்டு வர்ற மாரி அ அவுட்டிங் போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். அதுலேயும் இந்த குழந்தைகளுக்கு முன்னாடினாலும் சரி, நெனச்ச நேரம் கிளம்பிருவோம். ஆ காலையில போனாலும், இரவு வரைக்கும் கூட நம்மளால வந்து நேரம் செலவிட முடியும். ஆனா, இப்போ இந்த குழந்தைகளுக்கப்புறம் எப்படி மாறிருச்சுனா, அவுங்க அவுங்க நேரத்துக்கு நம்ம மா மாத் மாத்திக்க வேண்டியதா இருக்கு. <chuckles>
சரி. சரி. ஓகே, ம். ம். ம். <laughs> இதில அந்த 4 பேருக்கு குழந்தைகள் இருந்துச்சுனா எல்லாரும் ஒரு பதட்டத்தோடையே இருப்பீங்க வீட்டுக்கு போன
ஆமாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போற மாரியே நாங்க <chuckles> தான் டீச்சர் மாரியும், ஒரு பள்ளிக்கோடத்துக்கு கூட்டு போற மாரியே ஃபீல் ஆகுங்க. <chuckles> அப்படிதான் வந்துட்டு என்னாகுனா, நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் நாங்க 3 பேர் தான். அந்த கல்லூரி நட்பு தான் வந்துட்டு மதுரையில இருக்காங்க. அ பள்ளி நட்புலாம் வந்து ஒவ்வொரு ஏ ஊருக்கு மாறி போய்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவுங்க
<chuckles> உண்மதான். சரிங்க. கல்யாணம் ஆனனால, அப்படியே வேற பக்கம் போயிட்டாங்க அவங்க இல்லைங்களா? ம்.
ஆமாம்மா. "ஒருத்திலாம் வந்து மில்ட்ரி மேனு, இன்னொருத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ ம் திருச்சி சம்திங் போயிட்டா, இன்னொருத்தி வந்து திருமணம் ஆகல. மொத்தம் 3 பேர். அவுங்கள வந்துட்டு மீட் பண்றதுங்கிறதே பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும்." அவுங்கள மீட் பண்ண நாள்லாம் வந்துட்டு நல்லாவே நினைவுருக்கு. ஒரு ஆம் ஒரு அ 5 வருடத்துக்கு முன்னாடி மீட் பண்ணோம் நாங்கலாம்
ம். புரியுது. அடேங்கப்பா! அவ்வளோ நாள் ஆச்சா பார்த்து அவங்க எல்லாரையும்?
ஆமாங்க. அதுவே வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு.
குதிரைக்கொம்பா இருக்கு. எங்க போய் பார்க்கிறது அப்படிங்கிறீங்க.
<laughs> ஆமாங்க. ஆனா, அது எப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு டே வந்து நல்ல வெல் ஸ்பென்ட் டேன் னு சொல்லலாம். நல்ல முழு நாளுமே வந்துட்டு நாங்க மட்டும் தான் எங்க எங்களோட நாள்றா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அது எப்படின்னா, நாங்க வந்து பள்ளிக்கூடத்துல தான் மீட் பண்ணோம். நம்ம ஸ்கூல் டேஸ போய் கெளறிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, <chuckles> எங்க ஸ்கூல்ல இந்த ஓல்டு கேர்ள்ஸ் அசோசியேஷன் சொல்ட்டு பழைய மாணவிகள் சங்கம் வந்து வைப்பாங்க. அப்போ அவுங்க வக்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாள் வைப்பாங்க. அந்த நாள்ல எங்களால ஒன்னு சேர்ந்து போவே முடியல. ஆனா, அந்த சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வருஷத்தில வந்துட்டு, ஆ வெள்ளிக்கிழம அந்த ஓல்ட் கேர்ல்ஸ் ஃபங்ஷன் நடக்குதுனா சனிக்கிழமை நாங்க போனோம். அடுத்த நாள் போனோம்.
ம். புரியுது. <laughs> ம். சரிங்க. ஆ, புரியுது.